ஓஹோ! பரவால்ல. இப்ப இது மாரி நீங்க கேட்கும்பொழுது, உங்களுக்கு எந்த விதமான ஒரு உணர்வு ஏற்படும்?
ஆ சூப்பர்ங்க. ஏன்னா, அந்த மாரி பாடல்கள் கேட்கும்போது, என் கூட யாரோ ஒருத்தர் இருக்கிற மாரி இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அ ம காதல் டூயட் பா ஒரு பாட்டு கேட்கும்போது, நிச்சயமா என்னுடைய திருமண நாட்கள், நான் திருமணம் முடிச்சு நான் என் மனைவியோட ஆரம்ப காலத்தில வெளியூர் சென்றது, வந்தது. நாங்க 2 பேருக்குள்ள எங்களுக்குள்ள ஒரு அன்யோணியம். நாங்க என்னல்லாம் பரிமாறிக் கொண்டோம். அப்ப்டின்ற அந்த நினைவுகளுக்கு வந்து எங்க அத கூட்டிட்டு போகுங்க. சோ அந்த மாரி நினைவுகளுக்கு போகும்போது நிச்சயமா வந்து நம்ம தனிமையில இருக்கோம், அப்டின்ற அந்த எண்ணமே நமக்கு வராது இல்லைங்களா?
ஆமா. ஓஹோ.